சிறு வயதுல மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் அதில இருக்குங்க. அந்த கொறையில பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில பார்த்தீங்கன்னா இந்த குருவி எல்லாம் வந்து கூடு கட்டுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவின்னா சாதாரண ஒரு நம்ம ஒரு 10-20 கூடுல்லாம் இல்லங்க. 1000கணக்கான கூடு கட்டியிருக்குங்க. அவ்வளவு பெரிய எடம். நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டிலும் முட் முட்ட அவ்வளவு முட்டை இருக்குங்க. ஒரு தடவ என்ன ஆயிடுச்சு என்னோட நண்பன் ஒருத்தன் வந்து அ கூட்டிட்டு போய்ட்டு, "நாம குருவி பிடிக்கலாம். வளர்க்கலாம்"அப்படின்னு சொல்லி ஆ முட் முட்டையோட ஒரு சின்ன சின்ன குருவி குஞ்சு வந்து ஒரு 4 குஞ்ச வந்து தூக்கிட்டு வந்துட்டு, அ நாங்க ஒரு 3 பேர் போயிருந்தோங்க. ஆனா ஒரு ஆசை குருவிய பார்க்கணும் அத இது பண்ணணும்ன்டு. அப்போ என்ன ஆயிடுச்சு கூட்டிட்டு வந்துட்டா அ வீட்ல வந்து என் பிரெண்டோட அம்மா வந்து "தாயிட்ட இருந்து குழந்தையைப் பறிச்சா அது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா?" இப்படி பண்ணிட்டீங்க அப்பிடின்னு சொன்னவுன்ன அப்படின்னு சொல்லி, அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். "ஐய்யயோ! நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்"அப்படின்டு. அப்போல்லாம் ஒரு சின்ன வயசுங்க ஒரு 7, 8 வயசு 9 வயசு அந்த வயசுக்குள்ள தான் இருந்திருப்போம். அப்போ அப்போ அவன் பயங்கரமா ஆழ ஆரம்பிச்சுட்டாங்க.
சரிங்க. அடடா! சரிங்க. புரியுதுங்க. சரிங்க. புரியுதுங்க. கண்டிப்பாங்க. அடடா! சரிங்க. சரிங்க. புரியுதுங்க.
"நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்டு. அப்புறம் கொண்டு போய்ட்டு எடுத்த இடத்திலயே போய்ட்டு ரொம்ப தூரம் நடந்து போய்ட்டு அந்த இதுக்குள்ள ஆத்துக்குள்ள எறங்கி, அங்கநயே வச்சுட்டு வந்து அதெல்லாம் <snorts> இப்போ எனக்கு இந்த ஆத்தப் பத்தி சொல்லவும். எனக்கு அந்த நினைவுகள் வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா, அப்போ அதில ம்.
சூப்பர்ங்க. கண்டிப்பா. அப்போ நிச்சயமா. அப்ப அந்த இடம் வந்து அடிக்கடி போவீங்க அப்டின்னா, அ இப்போ வந்து வீட்ல யாராவது திட்டினாங்களோ உங்களுக்கு ரொம்ப அடிக்கடி கொஞ்சம் மன அழுத்தமா இருக்கும்போதோ அந்த இடத்துக்கு போயிருவீங்களா?
கண்டிப்பாங்க. எதாவது சந்தோஷமா <snorts> இருந்தாலும் அங்கே தான் போவேன். ஆ எனக்கு தனிமையா இருக்கணும்ன்னு தோணுனாவே நான் அங்க அங்க தான் போவேன். அதாவது அங்கு போறதுன்னா, ஆ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்க இதிலிருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ரெயில்வே பாலம் ஒன்னு மேலே போகும். அந்த ஆத்த கடந்து அந்த பாலத்துக்கு அடியில நிழலா இருக்கும்.
சரிங்க. சூப்பருங்க. அப்படிங்களா? புரியுதுங்க.
அ வெயில் வெயில் நேரத்தில போனாலுமே அதை ஒட்டினாப்புல போனா நிழலா இருக்கும். அப்படிங்கிறப்போ அதில நடந்து போகும்போது அந்த காத்துக்கு வந்து "சில்லுன்னு" காத்து அடிக்கும் பாருங்க. அப்படியே அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஆறு அது.
சரிங்க. சூப்பரா இருக்கும்ல.